ஓ! அம்மா வந்து பையன்ட்ட சொல்றாங்க. ஆ "டேய்! என்னடா பண்ற அங்க உட்கார்ந்து ஃபோன் பார்த்துக்கினு" அம்மா! "எனக்கு வந்து தல வலிக்கிதும்மா" "இந்த ஃபோனே பார்த்து இருந்தா, தல தான்டா வலிக்கும்" அப்பிடின்னு ஆரம்பிக்கிறாங்க. இது இப்போ இருக்கிற காலகட்டத்தில பார்த்தா, எல்லா வீட்டிலயும் இந்த இந்த மாதிரியான வசனங்கள் கேட்டுட்டுத்தாங்க இருக்கு. எந்திரிச்சவுனே ஃபோன் பார்க்கிறது, தூங்கும்போது ஃபோன் பார்க்கிறது, சாப்பிடும்போது ஃபோன் பார்க்கிறது. இத பத்தி என்ன நெனைக்கிறீங்க?
ஆஹ. <chuckles> ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆஹ. ஆ, நான் இது வந்து அப்டியே நான் வந்து கல்லூரி படிக்கும்போது பொருந்துங்க. அ கல்லூரி படிக்கும்போது வந்துட்டு, ஒரு அ அப்ப தான் முத முதல்ல எனக்கு மொபைல் வருது. இணையதளம் வருது. ஏன்னா, அப்ப தான் ஜியோ வருது. நாங்க நாங்க தான் அந்த ஸ்டேஜ்ல வர்றோம். அ அப்ப தான் ஜியோங்கிற ஒரு சிம் வந்ததுக்கு அப்புறந்தான் வந்துட்டு, நம்மளுக்கு இணையதளம்ங்கிறது கொஞ்சம் தாராளமா கிடச்சதுன்னு சொல்லலாம்.
சொல்லுங்க. சரிங்க. நிச்சயமா.
அதனால, அ அதுக்கு அப்புறந்தான் வாட்ஸ்அப் செயலி அது எல்லாமே பயன்படுத்த ஆரம்பிக்கும், அப்பிடிங்கம்போது அ காலையில எந்திரிக்கும் போதே வந்துட்டு அலாரம் அடிக்கிதோ! இல்லயோ! நோட்டிபிகேஷன் <snorts> சவுண்ட் வச்சு தான எந்திரிப்பனே!
நிச்சயமா.
ஆ நோட்டிபிகேஷன் சவுண்ட்டுன்னா, யாராவது ஒருத்தரு காலையில மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. இல்ல வந்துட்டு, அ நம்மளுக்கு வந்து அ அ பெர்சனலா மெசேஜ் வந்திருக்கும். இல்ல குரூப்ல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அ சிலர்லாம் வந்துட்டு நைட் ஃபுல்லா பண்ணி காலையில 5:00 மணிக்கி பண்றவங்களும் இருக்குறாங்க. <laughs> ஆமாங்க. ஆ அப்பிடி இருக்கும்போது, கரெக்ட்டா வந்துட்டு அ காலையில எந்திரிக்கிறேன் அப்பிடினாவே, எழுந்திரிச்சு நைட்லாம் எல்லாம் என்ன பேசியிருக்கிறாங்க. அதாவது அந்த குரூப் சாட்லாம் இருக்கும்ல. <chuckles> அதலேலாம் என்ன பேசியிருக்கிறாங்கன்னு பார்க்குறது தான் எனக்கு காலையில வேலையாவே இருக்கும். ஆ ஒரு எந்திரிக்கிறதே ஒரு 7:00 மணிக்கி எழுந்திரிப்பேன் அப்பிடின்னா, 7:30 வரைக்குமே வந்துட்டு நான் அந்த மொபைல்ல பார்த்துட்டே தான் இருப்பேன். ஆ அப்ப நல்லா வந்து எங்க வீட்ல திட்டு வாங்குவேங்க. செம்மையா வாங்கிட்டு இருந்தேன்.
கண்டிப்பா. கண்டிப்பா இருக்கும். அதுவும் இருக்கும். கண்டிப்பாங்க. சரிங்க. சரிங்க.
ஆ, அதுக்கப்பறம் தான் இப்போ கொஞ்சம் <laughs> ஆ, நம்ம பாத்துட்டு இருக்குறத பாத்தாலே திட்டுவாங்க. ஏன்னா காலையில எந்திரிச்சொன்னெ அ, அ கண் அப்டீயே எனக்கு வந்து, மொபைல் பாத்தேனா கண்ணுல தண்ணீ வரும் எனக்கு. ஆ, அத இப்பிடி ஒரு கையில தொடச்சிட்டே பாத்துட்ருப்பேன். அத வந்து ஒரு பெரிய ஒரு, ஆரோக்கிய குறை அப்டீங்குறதெல்லாம் நான் கவனிக்கவே மாட்டேன். ஒரு அதில அந்த அளவுக்கு அந்த ஸ் தீவிரமே இருக்காது எனக்கு. ஆரோக்கியத்து மேல. அ அப்பிடி இருக்கும் போது, "ஆ கண்ணுல தண்ணீ வருது பாரு. அப்டீயே ஏன் பாத்துட்டு இருக்க. போயி மொகம் கழுவிட்டு வா" அப்டீன்னெல்லாம் சொல்லுவாங்க வீட்ல.
கண்டிப்பா. அது என்ன வேணும்னு திட்டு வாங்குவீங்களா, இல்ல பாத்துட்டு திட்டுவாங்களா? கண்டிப் கண்டிப்பா. சரிங்க. சரிங்க.
அ அப்புடி இருக்கும்போதும் நானு பாத்துட்டு இருந்த பொண்ணு தான். ஆனா இப்போ கொஞ்சம் மாறி இருக்கிறேன்ங்க. இப்போ வந்துட்டு, ஆ அத எடுக்கவே கூடாது அப்டீங்குற <chuckles> ஒரு அ கட்டாயத்தின் பேர்ல எடுக்குறது இல்ல இப்போலாம்.
சொல்லுங்க. சிறப்புங்க, சிறப்பு. இப்போ நீங்க அத வந்து, ஃபோன் யூஸ் பண்ற அந்த நேரத்த கொறைக்கிறதுக்கு ஏதாச்சு நீங்க யுக்திகள் வந்து நீங்க கையாண்டுருக்கீங்களா? இல்லாட்டி, "ஒண்ணும் யுக்திலாம் இல்ல. நான் ஃபோன் வந்து யாரோ ஃபோன் பண்ணா தான் எடுப்பேன். அவ்ளோதான்." அப்டீங்குற மாதிரி நீங்க சிம்பிளா நீங்க வச்சிட்ருக்கீங்களா?
ஆஹா! ஆ 2 வந்து 2 இருக்குங்க எனக்கு. 1 வந்து நானு வேணுங்குற அளவுக்கு பயன்படுத்திட்டேன். <chuckles> பயன்படுத்தி சலிச்சு போயிட்டேன்னு சொல்லலாம் 1. அ 2ஆவது அ நீங்க சொன்ன மாதிரி, யாராவது அழைப்பு வந்தா மட்டும் தான் பார்க்கணும். இல்லைனாலும் வந்துட்டு, "நம்ம வேலை சம்பந்தப்பட்ட மெசேஜு, இமெயில் அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கும்." அப்படீங்கும்போது, அ "எந்திரிச்சோன்ன பார்க்கக்கூடாதுன்னு நா மொதல்ல உறுதி எடுத்துக்கிட்டேன்." சொல்லலாம். அ எந்திரிச்சோனா பார்க்கக்கூடாது. என்னோட வேலைகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அ மொபைல் பார்க்கறக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கிறேன். <laughs> அந்த நேரத்துல தான் போய் பார்க்கணும். அத ஒரு எடத்துல தான் வச்சிருப்பேன். அ ஒரு டேபிள்ல ஒரு ரொம்ப தூரத்துல வச்சிருப்பேன். அ சார்ஜ் போடுற இடத்துக்கு பக்கத்துல இருக்கும். "அ எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு, அவ்வளோ தான் இனி எனக்கு வேலை இல்ல. அதாவது காலையில செய்ற எல்லா வேலையும் சமைக்கிறது கூட, அ சமைச்சுட்டு, சாப்புட்டு, அதுக்கப்பறம் வந்து தான் அந்த மொ அ செல்ல பார்க்கணும்." அப்படீங்குற மாதிரி அ ஒரு கணக்கு வச்சு, அதுக்கப்பறம் போய் அந்த மொபைல எடுத்து எல்லா நோட்டிஃபிகேஷனும் பார்த்துட்டு, அப்ப தான் வந்து நா ரிப்ளை பண்ணீட்டுருப்பேன். அ இதுக்கு முன்னாடி, நீங்க சொன்ன மாரி என்ன யுக்தின்னா? என்கிட்ட பேசுற எல்லாத்துட்டையும் நான் சொல்லிட்டேன், "அ எனக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உடனே நா ரிப்ளை பண்ண மாட்டேன். நா எப்போ மொபைல கையில எடுக்கறனோ, அப்ப தான் ரிப்ளை பண்ணுவேன்." <chuckles> அப்படீங்கிறதையும் சொல்லி வச்சுருக்குறோம்ன்னா பார்த்துக்கோங்க.
சரிங்க. சரிங்க. சரிங்க. அருமைங்க. சொல்லுங்க. சொல்லுங்க. நல்லதுங்க, இப்போ இதில, இப்போ நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? "நான் ஒரு நேரம் ஒதுக்கி வச்சிருப்பேன், அப்பதான் நான் அந்த ஃபோன் எடுத்து நான் பாப்பேன், மெசேஜ்ல்லாம் பாப்பேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரியும், அவுங்களுக்கு வந்து, மெசேஜ் அனுப்பிச்சா நான் உடனே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன், லேட்டா தான் பண்ணுவேன்." எல்லாம் நல்லதுதான், இப்போ அந்த மாரி நேரத்தில, நீங்க ஃபோன உபயோகிக்காம இருக்க நேரத்தில, ஃபோன் உங்கள் தூரமா இருக்கிற நேரத்தில, உங்க ஃபோன்ல, Internet ஆன்ல இருக்குமா, ஆஃப்ல இருக்குமா?
ஆமாங்க. ஆஹா. ஆஹா. ஆஃப்ல தாங்க இருக்கும்.
ஆஃப்ல தான் இருக்கும், ரொம்ப நல்ல விஷயம் அது. ஏன்னா?
ஆமாங்க. அ அதாவது Wi-Fi இருக்கும். அ 24 மணி நேரம் Wi-Fi இருந்தாலும், அ நான் Wi-Fiயும் ஆஃப் பண்ணிடுவேன், Mobile Dataவயும் ஆஃப்ல தான் வச்சிருப்பேங்க.
கண்டிப்பா. சரிங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா, உங்க ஃபோன சுத்தி வந்து அந்த கதிர்வீச்சுகள் இருந்துகிட்டே இருக்கும், கதிர்வீச்சுகள்.
ம்ஹம். ஆமாங்க, அதே தாங்
இந்த கதிர்வீச்சுகள்னால, சில சில பேருக்கு விளைவுகள் என்னென்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒற்றை தலைவலி வரும், தலைவலி வரும், ஒற்றை தலைவலி ரொம்ப ஜாஸ்தி வரும், "மைக்ரேன்" அப்டின்னு சொல்லுவாங்க.
ஆ, கண்டிப்பாங்க. ம்.
அது 1 ரொம்ப ஜாஸ்தி வரும், நீங்க பாக்குறதுனால, உங்க கண்ல வந்து என்னான்னா, ஒரு மாரி எரிச்சல் வர்ற மாரி இருக்குது இல்லைங்களா? அது என்னான்னா? லைட் ரொம்ப ஜாஸ்தியா, அது எடுத்து எடுத்து, அது என்ன ஆகுதுனா? கண்ல ஒரு ஒரு விதமான ஒரு விதமான டிஃபெக்ட்னே சொல்லலாம், அது ஆயிட்டு இருக்கு, பொறுமையா வந்து ஆயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா ஸ் வலு இழுந்துகிட்டே வருது, அந்த கண்ணு.
ஆமா, ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆஹ.
சரிங்களா! இப்போ நம்ம வந்து, ஃபோன் மட்டும் பாக்குறதில்ல. நம்ம லேப்டாப் பாக்குறோம், நம்ம டிவி பாக்குறோம், நம்ம ரொம்ப அதிகமான வெளிச்சத்துல இருக்கோம். இவ்ளோ லைட் வெளிச்சத்துல நம்ம இருக்கோம். அது எல்லாமே கண்ண வந்து நம்ம பாதிக்குது. இல்லேங்களா?
ம். ஆமாங்க. அதேதாங்க. ஆஹ! கண்டிப்பாங்க.
இது இத நீங்க எப்புடி பாக்குறீங்க. இந்த கண்ணுக்கு எக்சர்சைஸ் அந்த மாரிலாம் நீங்க குடுக்கணும் அப்டீன்னு நெனச்சதுண்டுங்களா? உங்களுக்கு இந்த நேரத்துக்கு நம்ம குடுக்கணும் கண்ணுக்கு, அப்டீன்னு நெனச்சதுண்டுங்களா? சொல்லுங்க அதப் பத்தி.
கண்டிப்பாங்க. ம். அ இருக்குங்க இருக்குங்க. ஏன்னா, நான் என்னோட வேலை வந்து வீட்ல இருந்து தான் செய்ற வேலை அப்டீங்குறனால ஆ, அதுவும் அ நீங்க சொன்ன மாரி லேப்டாப் நான் அதிகமா பாக்க ஆரம்பிச்சு எப்போ நான் வீட்ல அ, வேலை செய்ய ஆரம்பிச்சேனோ, அப்போ இருந்து தான் இந்த அ "இந்த ஸ்க்ரீனிங் டைம் கொறைக்கணும்" அப்டீங்குற எண்ணமே எனக்கு வந்துச்சுன்னு சொல்லலாம். ஆ, ஒரு 1 மணி நேரத்துக்கு மேல வந்து என்னோட ஸ்கிரீன் எந்த ஸ்கிரீன் எந்த ஸ்கிரீன பாத்துட்டுருந்தாலும், டிவியா இருந்தாலும் சரி, மொபைலா இருந்தாலும் சரி, லேப்டாப்பா இருந்தாலும் சரி. அ, 1 மணி நேரத்துக்கு மேல வந்து பாக்கக்கூடாது. அ, 1 மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணனும் அப்டீன்னா, எந்திரிச்சு போயி ஒரு 20 அடி 30 அடி தூரத்துல இருக்குற பொருட்கள பாக்குறது. அ இல்லேன்னா வந்துட்டு, ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கண்ண வந்து, அ மேல, கீழ உருட்றது. ஆ, இதெல்லாம் பண்ணும்போது என்னாகும் அப்டீன்னா கொஞ்சம் வந்துட்டு கண்ணுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா, எனக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சு. அதனால தான். என்ன வந்துச்சு அப்டீன்னா, ஆ இர் இந்த வீட்லயே வேலை செஞ்சுட்டே இருக்குறதுனால இந்த செவுத்துக்குள்ளயே இருக்குறதுனால என்ன ஆச்சு அப்டீன்னா, அ சூரிய ஒளி என் கண்ணுல படவே இல்ல.
சரிங்க. சரிங்க. சரிங்க. கண்டிப்பாங்க. சொல்லுங்க.
ஆ அப்படி இருக்கும்போது, ஏனா நான் வெளியே போற வேலையே இருக்காது. எல்லாமே வந்து எனக்கு பொருட்கள் எல்லாமே வீட்டுக்கு வந்துடுது அப்படிங்கும்போது, ஆ ஒரு ரூம்க்குள்ளேயே வேலை செஞ்சிட்டே இருந்து என்ன ஆச்சு அப்படினா, சூரிய ஒளிய பார்த்தாவே வந்து கண் கூச ஆரம்பிச்சிருச்சு. அ அப்புறம் அதுக்காக வந்து கூலிங் கிளாஸ் போட்டாலும் வந்துட்டு எனக்கு என்னனா, இ நான் வந்து அந்த வெயிலை வந்து, என் கண்ணுக்கு தாங்கிட்டு இருந்த கண்ணு தான, ஆ அது ஏன் இப்போ தாங்க மாட்டேங்குது <chuckles> அப்படின்கிற மாதிரி ஒரு கே ஒரு கேள்வி வந்துச்சு, ஆ அதற்கு அப்புறம் வந்துட்டு, முதல்ல போய் நம்ம கண்ணை வந்து சூரிய ஒளியில காட்டணும் அப்படினு சொல்லிட்டு, அதுக்கு கொஞ்சம் நேரம், காலையில வந்து ஒரு மிதமான வெயில் இருக்கும்போது போய் நம்ம வெளியே பார்த்துட்டு வரது. ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்ச நேரம் வெயிலேயே இருக்கிறது ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் வெயில்ல இருக்கிறது. அ அதெல்லாம் வந்து நான் செய்ய ஆரம்பிச்சேங்க.
கரெக்ட். சரிங்க. ஆமாங்க. கண்டிப்பா. நிச்சயமா. ரொம்ப நல்ல பழக்கவழக்கங்கள், அதெல்லாம் வந்து நம்ம கண்ணுக்கு எக்சர்சைஸ் கொடுக்கிற மாரி, நம்ம உடல்ல இருக்கிற பகுதிகளுக்கு எக்சர்சைஸ் கொடுக்கிற மாரி நம்ம கண்ணுக்கும் வந்து எக்சர்சைஸ் கொடுக்கணும், ரொம்ப நல்லது. மேற்கொண்டு ம். சொல்லுங்க.
ஆமாங்க. கண்டிப்பாங்க, அ அது என்னனா காலையில எழுந்திரிச்ச உடனே நம்ம பார்த்தோம்னு வைச்சுக்கோங்களேன், ஆ மொபைல பார்க்கும்போது எந்தரிச்சோடனே பார்க்கும்போது, நல்லா நீங்க சொன்ன மாதிரி அந்த, விளைவுகள் அதிகமாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஆ எனக்கெலாம் ஆ ஏனா அது அப்போ தான் தூங்கிகிட்டுருந்து எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது, ஆ அது என்னோட அந்த ஸ்க்ரீனிங் அந்த அது அப்படி படும்போது, அப்படியே வந்து கண்ணுலேருந்து எனக்கு தண்ணியா வரும். ஆ அதுக்கப்புறம் வந்துட்டு கண் எரிச்சலா இருக்கும். அதுக்கப்புறம் சு நான் வெளியே போனேன்னா, சூரிய ஒளி பார்த்தேனா எனக்கு கண் கூச ஆரம்பிக்கும். இதே வந்து நான் இப்போ சொல்ற மாதிரி காலையில நான் வந்து எந்த மொபைலும் பார்க்காம இருந்துட்டு, வெளியே போனோனே எனக்கு கண் கூசுறதே கிடையாது.
சொல்லுங்க. ஜாஸ்தி, ஆமாங்க. நிச்சயமா. கண்டிப்பாங்க. சரிங்க. நல்லது. இது ரொம்ப நல்லது. இது இப்போ உங்களுக்கு கண் கூசுறது கால்ல எழுந்திரிக்கும்போது ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? முன்னாடி ஆயிட்டு இருந்தது. இப்போ நீங்க நைட் நேரம் தூங்குற தூங்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ நேரம் ஃபோன் பார்ப்பீங்க?
அதாங்க. ஆஹ. ஆமா, ஆமாங்க. ஆஹா. ஆஹா. நைட் வந்துட்டு நான் இப்ப படுக்கிறேன் அப்டின்னா ஒரு 10 மணிக்கு நான் தூங்கப் போறேன்னா அ 8 மணிக்கே என்னோட மொபைல வந்துட்டு இப்போ ஸ்லீப் மோட் போட்டு வச்சிருக்குறேன். ஆ. ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு மாறிரும். அ இது வந்து ஒரு நாள்ல நடக்க கிடையாது. ஒரு 2, 3, 4 மாசங்கள் வந்துட்டு தொடர்ந்து போராட்டத்தில இப்போ அ 8 மணிக்கு மேல வந்து மொபைல பார்க்கக்கூடாது அல்லது தூங்குறக்கு ஒரு 1/2 மண நேரத்துக்கு முன்னாடி வரைக்குமாவது மொபைல் பார்க்கக்கூடாது அப்டிங்கிற மாரி இப்போ ப வச்சிருக்கிறாங்க இப்போ. ஆனா முடிஞ்ச வரைக்கும் அ அந்த 8 மணிக்கே நான் வந்து ஆஃப் பண்ண ட்ரை பண்ணுவேன்.
சரிங்க. அட்டகாசம். ரொம்ப நல்ல அருமையான ஒரு யுக்திங்க அது என்னன்னா, வந்து நம்ம எ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா தூங்க போறதுக்கு முன்னாடி ஃபோன் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தூக்கம் கண்ல இருக்கும். அதே நேரம் இந்த வெளிச்சம் அதிகமா பட்டு, பட்டு என்ன ஆகும் அப்டின்னா அ தூக்கமும் களைய வாய்ப்பு இருக்கு அதே நேரம் உங்களுக்கு தலவலி ரொம்ப ஜாஸ்தியா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏனா கண்ல இருக்கிற சில விஷயங்கள் நேரடியா தலைக்கு வந்து கனெக்டாகிருக்குங்க கண்ணு காது எல்லாமே தலைக்கு கனெக்டா ஆயிருக்குங்க. ஏன் நான் ஏன் இவ்வளோ கான்கிரீட்டா சொல்றேன் அப்டின்னா எனக்கு தலவலி, மைக்ரேன் இருக்கு. எப்போ எதுக்கு வருதுன்னே தெரியாது எனக்கு அப்டியே த தலவலிக்க ஆரம்ச்சுரும். ஆம் மாத்துர போட்டு ஒரு ஆமா.
ஆமாங்க. ஆ. கண்டிப்பாங்க. ஆமாங்க. ஆஹா. அச்சச்சோ! ஆஹா. ஆ புரியுதுங்க, புரியுதுங்க. ஆ எனக்கும் அந்த தலவலி. அ மாத்தர நான் இப்ப போடுறத நிறுத்திட்டேன். ஏனா அ நீங்க சொன்ன மாதிரி தூக்கம் அத பார்க்கிறதனால நம்ம தூக்கம் கெடறது கிடையாது. பார்த்துட்டே இருந்தா கண்டிப்பா தூக்கம் வரவே வராது. ஏனா, அ நம்ப மூளை என்ன மாரி வடிவமைச்சுருக்கு அப்டின்னா வெளிச்சம் இருந்தா நீ தூங்கணும்னு அவசியம் இல்லன்னு வடிவமைச்சுருக்கு <chuckles> அப்டிங்கும்போது. அ நம்ம எல்லா லைட்யும் ஆஃப் பண்ணிட்டு. அந்த ஸ்கிரீன மட்டுமே பார்த்துட்டுருக்கும் போது ஓ நம்ம வெளிச்சமா இருக்கிறோம் அதுனால நீ வந்து தூங்க வேண்டாம் அப்டின் சொல்லிட்டு எ எ என்ன எழுப்பி உட்டுருது தூக்கம் வந்தாலுமே. அ அப்டி இருக்கிற நேரத்தில என்ன ஆகுது அப்டின்னா, அப்டியே கண்ணு சொக்குங்க நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது. ஆனா ஆஃப் பண்ணிட்டு படுங்க தூக்கமே வராது. ஆ அதே வந்துட்டு நம்ம ரொம்ப வந்து அ தூக்கமே வராத மாரி நல்லா பிரிஸ்க்கா தான் இருப்போம். ஆனா செல்லே பார்க்காம ஒரு 1/2 மணிநேரம் படுத்துருங்க டக்ன்னு தூங்கிருவோம். அதனால அந்த மொபைல்ல பார்த்துட்டுருந்தோம் அப்டின்னா, அப்டியே சொக்கு அப்டிங்குறனால சரி மொபைல பார்த்தா தானே தூக்கம் வருது அப்டின் நம்ம நெனைச்சுட்டு இருக்கிறோம். இல்லவே இல்ல மொபைல் பார்க்கிறதனால தான் இருக்கற தூக்கமும் போகுது அப்டிங்கிறது எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்துச்சுங்க. அதிலிருந்து தான் நான் சொன்னே ஒரு அர மணநேரத்துக்கு முன்னாடியாவது. மொபைல ஆஃப் பண்ணி வச்சருணும். ஏனா, நான் எவ்வளோ லேட்டா தூங்குறனோ அந்த அளவுக்கு எனக்கு காலையில லேட்டா எழுந்திரிப்பேன். அந்த அளவுக்கு என்னோட வேலைகள் பாதிக்கிது. அந்த அளவுக்கு என் கண்ணு என்னோட மனம், உடல் எல்லாமே பாதிக்கிது அப்டிங்குதுனால அந்த தூக்கத்தில வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணவே கூடாது. அப்டிங்குறதுல நான் உறுதியா இருக்கிறேனே சொல்லாங்க.
சரிங்க. நிச்சயமா. நிச்சயமாங்க, நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. கண்டிப்பாங்க. அது உண்ம தாங்க. நிச்சயமாங்க. நிச்சயமா. கண்டிப்பாங்க. உடல்நிலை சரியில்லாம போறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஆபத்தான விஷயம். நம்ம தெரியாம செய்றதுங்குறது தவறு. தெரிஞ்சே நம்ம தப்பு செய்யக்கூடாது இல்லைங்களா? நமக்கு ஒரு வாட்டி தெரிஞ்சு போச்சு. இந்த மொபைல் வந்து இருட்டுலையோ, இல்லை ரொம்ப அ லேட்டாவோ பாக்குறதுனால, தூங்குறதுக்கு முன்னாடியோ, இல்லை தூங்கதுக்கு தூக்கத்துக்கு நடுவுலயோ, சில பேருக்கு நடுவுல ஏந்த்ச்சிருவாங்க. மிட் ஆஃப் தி ஸ்லீப் ஏந்த்ச்சிடுவாங்க திடீர்னு ஏந்த்ச்சிடுவாங்க. சரி என்னாச்சு? என்ன இதுன்னா? கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் ரூம் போறதோ, இல்ல தண்ணீ குடிக்கிறதோ குடிச்சிட்டு, "சரி கொஞ்ச நேரம் ஃபோன் பாக்கலாமே" அப்டி, அப்டீன்னு பண்ணுவாங்க. அது ஒரு ஒரு மாரியான கெட்ட பழக்கம் இல்லிங்களா?
ஆமாங்க. ஆஹ்ம். அதே தாங்க. ஆமாங்க. ஆஹம். ஓஹோ! ம். அச்சச்சோ! ஆஹ்ம். <laughs> அதான் அதாங்க. கண்டிப்பாங்க. அதுக்கு தான் மொபைல கொண்டு போயி என்ன பண்ணிரணும்னனா, இப்போ நம்ம பெட்ரூம்ல இருக்குறோம்னா, கிச்சன்லயோ, இல்லை ஹால்லயோ வச்சுட்டு வந்துரணுங்க. அதுதான் அ ஏன்னா நம்ப அ கு நமக்கு தெரியும், அவ்வளோ சோம்பேறி நம்ம கிச்சன் வரைக்கும்லாம் போமாட்டோம் அப்டீங்குறனால, அ எடையில தூக்கம் வந்தாலும் கூட, எந்திரிச்சு அ நம்ம வேலைய செஞ்சுட்டு மறுப்டியும் அப்டீயே படுத்துக்கலாங்க. ஏன்னா? நல்லா விழிச்ச மாதிரிதாங்க இருக்கும். நல்லா வந்துட்டு, "தூக்கமே போயிடுச்சு. அவ்வளோதான். இனி எனக்கு தூக்கமே வராது" அப்புடீங்குற அளவுக்கு தான் நம்பிக்கை குடுக்கும். ஆனா அ மொபைலே பாக்காம தூங்கி பாருங்க. ஒரு 1/2 மணி நேரத்துல க தானா தூக்கம் வந்துருங்க.
கண்டிப்பா. கண்டிப்பா. இப்போ நிச்சயமா. கண்டிப்பா. கண்டிப்பா. நீங்க சொன்னீங்க இல்லையா? ஃபோன் எடுத்துட்டு போயிட்டு, பெட்ரூம்லருந்து எடுத்துன்னு போய்ட்டு, நான் ஏதோ ஹால்லையோ இல்ல கிட்சன்லையோ வச்சுருவேன்ட்டு. அத தூங்குறதுக்கு முன்னாடி தெளிவா இருக்கும்போது வைங்க. ஏன்னா தூங்குனதுக்கப்பறம் வச்சீங்கன்னா, நீங்க எங்க வச்சீங்கன்னு உங்களுக்கே மறந்து போய்ரும்.
ஆஹா. அ. அதுதான் நம்மளுக்கு இன்னொருத்தங்க மொபைல எடுத்து கால் பண்ணி, கேள் அப்படியே தேடி எடுத்துக்கவேண்டியது தான. ஏன்னா, "நான் சார்ஜ் போடுறேன்னு சொன்னேங்கல்ல. அது வந்து ஹால்ல தான் இருக்கும். ஆ இங்க இருக்காது, பெட்ரூம்ல இருக்காது." அப்படீங்குறதுனால, என்னோட மொபைல் வந்து அது என்னமோ ஒரு ஷோகேஸ் மாரி வச்சுருப்பேன் நானு. <laughs> ஏன்னா, "அ கொஞ்சம் மேல இருந்துட்டா வந்துட்டு குழந்தைகள் கையிலலாம் படாது." அப்படீங்குறதுனாலையுமே, அ எப்பவுமே அது ஒரு சேஃப்பான இடத்துல அது வந்து நல்லா வந்து ஒரு பாக்ஸ் மாரி இருக்கும். "அ நீங்க வந்து அசச்சா கூட, அந்த மொபைல் கீழ விழக்கூடாது." அப்படீங்குறமாரி வச்சுருக்குறேன்.
அஹ. அது சம்பவாசுல இருந்தது. கண்டிப்பாங்க. நிச்சயமா. கண்டிப்பா. நிச்சயமா. அது சொல்லுங்க. கண்டிப்பா. சரிங்க, சரி. ரொம்ப அருமை அது. ரொம்ப அருமையா வந்து ஃபோனோட யூசேஜு, அது வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன செஞ்சா என்ன பாதிப்பு இருக்கு, என்ன செய் எப்படி வந்து நம்ம கையாண்டால், எந்த அளவுக்கு நன்மைகள் நமக்கு வரும்ங்கிறத, ரொம்ப அழகாவும் உங்களோட அனுபவத்துல வந்து நீங்க தெளிவாவும் சொன்னீங்க. உங்களுடன் பேசினது மிகவும் மகிழ்ச்சிங்க. மீண்டும் பேசலாம்.
ஆ. ஆஹா. ஆ நீங்களும் அழகா பின்தொடர்ந்து கேட்டுட்டு வந்தீங்க. உங்கள்ட்ட பேசுனதுல எனக்கும் மிக்க மகிழ்ச்சிங்க. நன்றிங்க.